ஆமாங்க. அது மாத்திரம் இல்ல. அதாவது, ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாய் குட்டிய வேணு, வேணுனு சொன்னது நாங்க தான். ஆனா, கடசியில முழுசா அவன வந்து பாத்துகிட்டு, அவனுக்குத் தேவையானதெல்லாம் குடுத்துகிட்டு பாத்துகிட்டது எங்க அம்மா தான். வேண்டானு சொன்னவங்க அத முழுசா பாத்துக்கிட்டாங்க. <chuckles>
அவங்க தான் முதல்ல வேண்டான்னாங்க. ஆம கடைசியா வளர்த்ததே, அந்த சீசர்ற வளர்த்ததே அவங்க தான். அப்படிங்களா!
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க! அதுவும் வந்து இன்னும் சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது, இன்னும் ஏதாவ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு வீட்டுல. அப்போ ஓ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த நாய் குட்டி எல்லாம் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா, து உண்மையிலேயே அந்த நாய் குட்டியானாலும் சரி, செல்லப்பிராணியா சரி, கொழந்தைங்களா இருந்தாலும் சரி. அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா, நம்ம கவலைய மறந்துட்டு வந்து நம்ம அந்த பிரச்சனைக்கு ஒரு ஒ அ பிரச்சனைய ஒரு பொருட்படுத்தாம நம்ம வந்து அதுங்க கூட ஒன்னாயிருவோமா! அது தான்.
ம். இல்ல இது வந்து உண்மையிலே மனித வாழ்க்கையில வந்து அ அந்த மன அழுத்தத்த வந்து குழந்தைகளுக்கு ச சரிசமமா வந்து ப செல்லப்பிராணியும் கொடுக்கிறதா சொல்றாங்க.
ஆமாங்க. அதுவும் வந்து கொழந்தைங்க படிக்கிற விஷயத்துல்லா பாருங்க. விளையாட்டுக்கு நடுவுல இந்த இப்பல்லாம் பண்றாங்களே, உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் அலைபேசியப் பாருன்னு. ஒரு செல்லப் பிராணிய கைல குடுத்து பாருங்க. அவங்க உயிர்க்கூட அவங்க ஒ பேசும்போது நல்லாயிருக்கும் வாழ்க்க. அது அதுல உயிரில்லாத ஒரு அலைபேசிய குடுக்கறதுக்கு உயிரோட இருக்குற இந்த மரஞ்செடி, கொடிகள், ஒரு செல்லப்பிராணி, இது கூட அவங்க வந்து உறவாடுனாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லீங்களா?
ம். குழந்தைகள் பேசுவாங்க. ஆமா அவங்க வந்து அந்த அவங்களுடைய வளர்ப்புப் பிராணிகள், குறிப்பா நாய்கள் கூட அவங்க பேசுறது வந்து அது நல்லதுல்ல! மன ரீதியா வந்து குழந்தைகளுக்கு நல்லது.
சரியா சொன்னீங்க. நானும் அந்த மாதிரி நெறைய, எனக்கு ஏதாவது வீட்டுல அம்மா கூடச் சின்னதா சண்ட போடுவோம். அப்பா கூட எதாவது சண்ட போடுவோம். அப்பல்லாம் போய் சீசர் கிட்ட சொல்லுவேன். அந்தச் சீசர் கிட்ட சொல்லும்போது அம்மா பக்கத்துல நின்னு கேப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த <chuckles> மன்னிப்ப இது வழியா நமக்கு வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் கொடுத்தேன். அ அப்ப அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லணுனா வந்து ரொம்ப,
<laughs> சரி, சரி, சரி, சரி, சரி. அ. இப்ப சீசர் வந்து எவ்வளவு நாள் அ அதாவது இன்னு இன்னும் இருக்குங்களா? இல்ல. அ அந்தத் தருணம் எ எதா ம் அதாவது வயதா வயதாயி இருந்த இறந்ததா எப்படி?
இல்லீங்க. அது அத